ஐயோ! சண்டலாம் பயங்கரமா போடுவோம். சண்டை போட்டு அம்மா வந்து, தள்ளி நீ ஒரு ஆள் வெளிலயேயிரு "ஒரு ஆள் உள்ள தான்." அப்படின்லாம் சொல்லி பண்ணிருக்காங்க. அதிகமா அதுல வந்து நானும் என்னோட மூத்த சகோதரியும் அதிகமா சண்ட போட்டுக்குவோம். அ என்ன வந்து அம்மா வெளியில தள்ளி கதவ பூட்டி வச்சுருவாங்க, "நீ வெளியில இரு, அவ உள்ள இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கப்புறம் வாங்க" அப்படின்னு. அதையுமே நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். அ அதான் என்னன்னா, இந்த புகார் மாரி பாரு உங்க அம்மா தான் வந்து, "என் உங்க அம்மானால தான் நான் வெளியில வெளியில போய் உட்காந்துருப்பேன்" அப்படின்னு என்னோட அக்கா பையன்கிட்ட சொன்னா அவன் வந்து சிரிப்பான். "அப்படியாம்மா சித்திய நீங்க வெளில தள்ளி விட்டுருவீங்களாம்மா?" அப்படின்னு கேட்பான்.
<laughs> எந்த காரணத்துக்காக இருக் அ. கண்டிப்பா. ஆமாமா. அ <laughs> அ. பரவாயில்லை. ம். ஓஹோ! <laughs> அ.
<exhales> அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது அது. அப்புறம் வந்து இந்த ஒரு விளையாட்டு விளையாடுவோம் சின்ன வயசுல. என்னன்னா ஒரு சின்ன கயிறு கட்டி அதுல முறுக்கு இருக்கு இல்லயா, முறுக்கு வந்து வரிசையா தொங்க விட்டுட்டு, யார் முதல்ல சாப்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண் ட் பண்ணுவோம். அதுல என்னோட மூத்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா வந்து எல்லா முறுக்கையும் சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. கையில எடுக்காம வாயிலயே சாப்பிடணும் ஆமா <chuckles> <inhales> "அது வந்து இப்ப நம்ப விளையாடலாமா?"
என்னது? ஓஹோ! சரி. <chuckles> வெற்றியாளர் ஆயிடுவாங்களா? அ. அ இப்ப இது நீங்க உங்க பிள்ளைகளுக்குலாம் விளையாட வச்சீங்களா, இந்த விளையாட்ட?
அ புரியில.
இந்த விளையாட்ட நீங்க உங்க பிள்ளைகளுக்குலாம் சொல்லிக் குடுத்து விளையாட வச்சீங்களா?
இல்ல விளையாட வைக்கலாம். ஆனா நான் யோசிப்பேன், அதை விளையாட வைக்கணும். நம்ம எல்லா குழந்தைங்கள, அக்கா குழந்தைங்க எல்லாம் சேர்த்து விளையாட வைக்கணும்னு. ஆனா, எங்களுக்கு வந்து அது <tsk> யோசிச்சிருக்கோம் ஆனா பண்ணல. ஆனா இந்த சமீபத்துல சந்திப்புல வந்து, அத நாங்க சொல்லிட்ருந்தோம். அப்ப சும்மா கிண்டலுக்கு கூட சரி அப்ப போய் முறுக்கு வாங்கிட்டு வரலாம். ஆனா, 1 பாக்கெட்லாம் பத்தாது. ஏன்னா அக்காவுக்கே சரியா போய்டும் எல்லாம். 10 வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி
சரி. ஓ. சரி, சரி. <chuckles> ஆமா. அப்படியா? ஆ ஆனா அது ஒரு பெரிய குடும்பமா இருக்குறதும் ஒரு வ -ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா?